இப்ப பார்த்தீங்கன்னா, பொதுவாவே நாம சிறுவயதுல இருந்து பெரிய வயது வரைக்கும், இப்ப கூட நான் எங்க அம்மா கிட்டயும் சரி, என்னோட பாட்டி கிட்டயும் சரி, “ஏதனா ஒரு விஷயம், கதை சொல்லுங்க,” அப்படி கேட்கும்போது ஒரு பெரிய ராஜா, ராணி கதை, அ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோடாரி கதைய வந்து வித்தியாச, வித்தியாச மூலியமா சொல்லுவாங்க. அது என்னதான் கேட்டிருந்தாலும் சரி, அந்த சலிக்காம அந்த கேக்குற ஒரு தன்மை வந்து அழகாவே இருக்கும். இந்த மொட்டை மாடியில வந்து பாய விரிச்சு போட்டு தூக்கம் வரலன்னா, அவங்க வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை ஓட்டம் பின்னனி வந்து பாத்தீங்கன்னா, நம்மளே ஒரு உருவமைப்பு வச்சு, நம்ம வந்து அந்த கதையின் நோக்கத்துலேயே அப்படியே போவோம், அழகா. அப்படி இருக்கும் பொழுது, அந்த கதையை நீங்க வந்து எப்படி வந்து தொடங் இந்த ஆரம்ப நிலையில வந்து கருத்துக் அ, கருத்துக்குரிய கதைகள் எல்லாம் இருக்கு. குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கதை மூலமா தான் ஆழமான ஒரு பதிவு எல்லாம் ஏற்படும். அது வந்து நீங்க எப்படி குழந்தைகளுக்கு வந்து சொல்வீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா?
ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. அ, இப்ப வந்து இந்த எல்கேஜி, யூகேஜின்னுதான் நம்ம வந்து ஆரம்பமே அவங்களுக்கு வந்து, அந்த வயசுலதான் நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்ப பெரிய பசங்களுக்கு கூட நிறைய விஷயங்கள் பார்க்கறாங்க, பார்த்தத வச்சு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கு வந்து, அ, அந்த சில விஷயங்கலாம் புரிய வைக்கணும். அதாவது ஒரு "இது நெருப்புன்னா சுடும்" அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அது வந்து என்ன பண்ணனும், ஒரு கதையா சொல்லலாம். 2ஆவது பார்த்தீங்கன்னா ஒற்றுமைன்னா என்ன? அ நம்ம தனியா போகக்கூடாது, கூட்டத்தோடதான் போகணும், ஒரு குடும்பத்தோடதான் போகணும், தனியா போனா மாட்டிக்கிருவோம். அ, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இது ஒரு கதையா நம்ம வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து, அந்த ஒற்றுமைங்கிற ஒரு விஷயமும் புரிய வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, அ, இப்ப வந்து அந்த குழந்தைகளுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன் உட்கார வச்சு, "அ இப்ப நீங்கலாம் உங்க உங்க தோழர்களோட நீங்க விளையாடுறீங்க. ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு ஒரு ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். நல்லா ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன். அப்ப கூட்டிட்டு போனா ஒண்ணா கூட்டிட்டு போனா, நம்ம எல்லாரும் ஒண்ணா போகணும். இப்ப அந்த இடத்துல ஒரு சிங்கமோ, புலியோ உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா பயந்து போய் என்ன பண்ணுவீங்க? அதாவது தனியா போனோம்னா அந்த புலி வந்து என்ன பண்ணும்" இப்ப அதுக்கு ஒரு கதை இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுமா? அதாவது என்ன பண்ணும்னா ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அந்த கதையை நான் எடுத்து சொல்லுவேன். இப்போ ஒரு ஊர்ல என்ன பண்ணச்சாம், ஒரு வந்து அ ஒரு ஒரு 5, 6 பசுமாடு, மாடு எல்லாம் சேர்ந்து ஒரு புல் ஆமா, ப பசுமாடு புல்வெளியில போயிட்டு, அது வந்து ச புல் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ என்ன பண்ணுச்சாம்? ஒரு அ அந்தல இருந்து 1 மாடு மட்டும் என்ன பண்ணுச்சு? "கொஞ்சம் தூரம் புல்வெளி நல்லா, கொஞ்சம் அதிகமா இருக்கே! மேய்ச்சல் அதிகமா இருக்கும்போது, நாம அந்த பக்கம் போய் நெறைய போய் சாப்பிட்டுக்கலாம்." அப்படின்னு என்ன பண்ணுச்சாம். அவங்க தோழர்கள் எல்லாம் விட்டுட்டு போயி, தனியா போயி சாப்பிடுச்சாம். சாப்பிடும்போது, அங்க இருந்து என்ன பண்ணுச்சாம்? 1 புலி வந்து வேகமா விரட்டிட்டு வந்து, இந்த பசுமாட வந்து என்ன பண்ணுச்சாம்? தா ஒரு புடிக்கிறதுக்காக ரெடியா இருக்கு. அப்ப என்ன பண்ணுச்சாம்? இந்த பசுமாடு வந்து கத்துனா உடனே, என்ன பண்ணுச்சாம்? ஆ, அதுக இ இந்த இந்த பசுமாடுகள் தனியா இருக்குது. இது கத்துறது எதுவுமே கேக்கல. கேட்ட உடனே என்ன பண்ணுச்சாம்? அதை வந்து சாப்பிட்டு போச்சு. அடுத்த மாடு என்ன பண்ணுச்சாம்? இன்னொரு மாடு வந்து அதே மாதிரி தனியா போகும்போது, அந்த மாடு எல்லாம் பாத்துக்கிருச்சுக, அ சரி, புலி எல்லாம் இங்க வந்து நமக்கு அந்த அபாயத்தைக் குடுக்கறது" இந்த பசுமாடுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுதுங்களா? எல்லா மாடும் ஒண்ணா சேர்ந்து "ஏற்கனவே நம்ம ஃபிரெண்ட ஒண்ணு சாப்பிட்டுருச்சு. இனிமே நம்ம ஃபிரெண்ட இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எல்லா மாடும் ஒண்ணா சேர்ந்து என்ன பண்ணுச்சாம்? அந்த புலிய போயிட்டு, அதை விரட்டி அனுப்பிடுச்சுக. அப்ப நாம தனியா மாட்டும்போது, நம்முடைய பலம் என்னன்னாகும்னா, இருக்காது. பலவீனமாகிடுவோம். இதேது எல்லாம் ஒண்ணா, ஒற்றுமையா சேர்ந்து நாம ஒரு விஷயத்தை பண்ணோம்னா, அந்த அதாவது பெரிய அதாவது பெரிய பலமிக்க ஒரு ஒரு மிருகத்தைக் கூட எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கூட நாம வந்து விரட்டி அடிக்கலாம் அப்படிங்கற ஒரு தன்னம்பிக்கை எல்லாருக்குமே வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா ம்.
ஆமா. ஆ. ஆமா, ஆமா. நிச்சியமா. கண்டிப்பா. ஏன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒற்றுமை சார்ந்த ஒரு விஷயமா, அது சிறுவயதிலே பாத்தீங்கன்னா, எவ்ளோ அழகான ஒரு கதை அது. மாடு, 4 மாடு, 5 மாடு, அந்த தனியா வந்து கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு போகும்போது இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த டீம் வொர்க்ன்ட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? ஆ அது வந்து அழகா வந்து, அந்த சிறுவயதிலே, அந்த ப நம்ம வந்து குழந்தைகளுக்கு எப்படி வந்து இது? "இப்ப நீயும் வந்து தனியா போனா, இது போலதான் அவஸ்தை பண்ணும்." அதனால ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ட்டு, அழகாவே வந்து அந்த குழந்தைகளுக்கு ஆழமா பதியும் இல்லையா?
ஆமா, கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஒற்றுமையா இருக்கோணும். ஆமா. அப்ப நம்ம சொல்லணும். "இப்போ பாத்தீங்களா?" அப்பா, அவங்க விரிச்சு பாக்குங்க. கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த வயசுல. பாக்கும்போது அந்தக் குழந்தைகளுக்குக் கதை சொல்றதே ஒரு அழகு தான், உண்மையிலே. நான் தான் நெனைச்சேன். "கடவுளுக்கு ரொம்ப நன்றி. இந்த இதை இந்த பாக்கியம் எனக்கு கெடைச்சிருக்கே." அது ஒவ்வொண்ணும் பாத்துட்டோம்னா, நம்மளோட முக அசைவை பாக்கும். ஆ, அப்புறம் என்ன சொல்லுங்கன்னா, "அந்த 5 பசுமாட்டுல வந்து ஆ, அது பேருலாம் என்ன?" அப்படின்னு கேக்கும். அப்ப நான் என்ன சொல்லுவேன்? "ஆமா, அதுக்கு அதுக்கு அவ்ளோதானே." அதுக்கு அந்த பசுமாட்டுக்கு பேருலாம் என்ன? அப்படின்னு சொன்னா, நாம சொல்லுவோம். அந்த நம்ம குழந்தைகளோட பேரை ஒவ்வொரு பேரையா சொல்லுவோம். "அந்த ஒரு பசுமாட்டுக்கு பேரு வந்து உன்னோட பேரா. இன்னொரு பசுமாட்டுக்கு பேரு இவனோட பேரு. இப்ப நீங்க 5 பேர் இருக்கீங்களா?" ஆமா, இன்னொரு பசுமாடு என்னாச்சு? செத்து போச்சா? இல்லையே. சாகலையே. நாம அந்த விஷயத்தை சொல்லக் கூடாதுல. என்ன ஆச்சுன்னா, தனியா போகக் கூடாது. என்ன, தனியா போனா என்ன பண்ணுவோம்? மாட்டிக்கிறுவமா? இல்லையா? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போய் என்ன பண்ணீங்க எல்லாரும்? என்ன பண்ணீங்க எல்லாரும்? "நாங்க புலிய அடிச்சு விரட்டிட்டோம்," அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ, அப்ப எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தானே விரட்டினீங்க? ஆமா, அப்படின்னு சொல்லும்போது, இது ஓரளவு அந்தப் பிள்ளைகள்க்கு புரிய வெச்சிட்டோம்ங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும்.
ம். ஆமா. நிச்சியமா. <laughs>
எனக்கு அது ஆமா. எனக் எனக்கு அந்தக் குழந்தைகள்ட்ட அது சொல்லும்போது ரொம்ப சந்தோசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அ ஒரு முயற்சி, நம்மளோட விடாமுயற்சி அப்படின்னு அப்ப நான் சொன்னேன். இப்ப வந்து அ இப்ப நீ ஒரு ஒரு ரைம்ஸ உனக்குச் சொல்லிக் கொடுக்கிறோம். நான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ரைம்ஸ் சொல்லிக் கொடுத்துட்டு அடுத்த நாள் நான் கேட்போம். "எனக்கு வரல, எனக்குத் தெரியாது" அப்படின்னு சொல்லுவான். "இல்ல உனக்குத் தெரியும். நான் டெய்லி சொல்லிக் கொடுக்கறேன்ல. நீ சொல்லு" அப்படின்னு. "எனக்குத் தெரியாது மிஸ்." அப்படின்றுவான். "இல்ல நீ சொல்லுடா. உனக்கு முயற்சி பண்ணு, பாரு. நீ சொல்லுவே" அப்படின்னு. அப்ப அந்த மாரி புள்ளைங்கல்லாம் ஒரு எந்த பீரியட்ல நான் சொல்லிக் கொடுப்பேன்னா, கரெக்ட்டா அந்த க குழந்தைங்க எல்லாம் சாப்பிட வச்சிட்டு, கொஞ்ச நேரம் அந்த ஒரு ரொம்ப அசௌகரியமா இருக்குங்க. வீட்டுக்குப் போற ஸ்டேஜ்க்கு வந்துருங்க. அந்தச் சமயத்துல என்ன பண்ணுவேன்னா, உக்கார வச்சி ஏன்னா ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு, நமக்கா இது பண்ண முடியாது. அவங்க அப்பா, அம்மா வந்து கூட்டிட்டு போற சமயத்துல பாத்தீங்கன்னா, பயங்கர குஷில திரிவானுங்குங்க. அப்ப நான் சொல்லுவேன். "வாங்க, வாங்க. எல்லாருட்டயும் உக்காந்து நான் கதை சொல்லப் போறேன்" அப்படி சொன்னவுடனே, எல்லாரும் வந்து உக்காந்துக்குவாங்க. அந்தச் சமயத்துல பாத்தீங்கன்னா, இந்த இந்த மாதிரி கதைகள்லாம் ஒரு சொல்லலாம். அப்ப நான் சொன்னேன். "ஒரு காக்காவுக்கு வந்து ரொம்ப தாகமா இருந்துச்சாம்." இது வந்து முயற்சியில்லான கதை. அ ஒரு காக்காக்கு வந்து ரொம்ப தாகமா இருந்துச்சாம்." அப்ப ஒரு பையன் சொல்லுவான், எங்க வீட்டுலயும் காக்கா வளர்க்கிறோம்" அப்படின்னுவான். ஆமா. சரி உங்க அ அவிங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப காமெடியா இருக்கும். அது ரொம்ப ரசிக்கிற மாரியும் இருக்கும். எனக்கு ரொம்ப புடிக்குங்க. உண்மையிலேயே ஒரு சின்ன, சின்ன விஷயமா இப்ப ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, "அந்த ஒரு பானை வச்சிருக்கும்" "எங்க வீட்டுல அந்தப் பானை இருக்கு" அதாவது கற்பனைக்கு எட்டாததெல்லாம் சொல்லுவாய்ங்க, அவிங்க வீட்டுல. அ அப்படியா? அ.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ஆமா. <laughs> ஆ. ஆ. ஆமா. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, "எங்க வீட்டுல டைனோசர் வந்து நாங்க வளர்த்துட்டு இருக்கோம். நீயும் வந்து பாக்குறியா?" நிச்சயமா.
ஆ. அப்படி சொல்லுவாய்ங்க. அப்படி அப்படி சொல்லுவாய்ங்க. அப்ப நமக்குச் சிரிப்பு வேற வருமா? எனக்கு. சரி. ஆமா. எங் ஒருத்தன் சொல்லுவான். "எங்க வீட்டுல நிறைய காக்கா இருக்கு" அப்படின்னுவான். அ இவன் சொல்லுவான். "எங்க வீட்டுல அந்தப் பானையும் எங்க வீட்டுல தான் இருக்கு" அப்படின்னுவான். சரி. நான் அப்பச் சொல்லுவேன். "உங்க வீட்டுல ஒரு காக்காக்கு பறந்து வந்து இந்தப் பள்ளிக்கூடத்துக்கு வந்துருச்சாம்." அ "பள்ளிக்கூடத்துக்கு வந்துருச்சா?" அப்படின்னுவான். "ஆமா. உங்க வீட்டுல உள்ள பானை என்னாச்சு? இங்க நான் தூக்கிட்டு வந்துட்டேன்." "எ எங்க அம்மாட்ட கேட்டு எடுத்துட்டு வந்தீங்களா?" அப்படின்னு கேட்பான். ம் அ "அதெல்லாம் கேட்டு எடுத்துட்டு வந்தேன். நாளைக்கு போய் வச்சிரலாம்." அப்பிடி "எங்க இருக்கு பானை?" "நான் சொல்றேன் அப்புறமேட்டுக்கு" "அ எல்லார் கதைய கண்டிப்பா கேளுங்க" அப்படின்றுவேன். அப்புறம் சொல்லுவான், "அந்தப் பானையில தண்ணி கொஞ்சமா இருந்துச்சாம். அ அந்தக் காக்காக்கு ரொம்ப தாகமா இருக்கும்போது என்ன பண்ணுச்சாம்? எட்டி பாத்துச்சாம். தண்ணி எட்டவே இல்ல." அ அப்புறம் இவன் சொல்லுவான், "நான் போய்த் தண்ணி ஊத்திட்டு வரவா? அந்தப் பானை இங்க இருக்குன்னு சொல்லுங்க." ஆனா கதையை சொல்லவே விடமாட்டானுங்க கடைசி வரையும். ஆனா, அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இடையிடையில பதில் வேற சொல்லிக்கிறணும். "இந்தப் பானை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் போய்த் தண்ணி ஊத்திட்டு வர்றேன்." "டேய்! அது என்னோட பானை" அப்படின்னுவான் அவன். "சரி இருங்கடா, முதல்ல என்ன பண்ணுவோம்? அந்தக் காக்கா எப்படி தண்ணி குடிச்சிச்சுன்னு பாக்கலாமா? அப்படின்றேன். "சரி, அந்தக் காக்காக்கு எட்டி பாத்துட்டு தண்ணி எட்டவே இல்ல. என்ன பண்ணி இருக்கும்?" "என்ன பண்ணி இருக்கும்? அது உள்ள காக்கா உள்ள உள்ள விழுந்துருச்சா?" "விழுகல. என்ன பண்ணுச்சுனா, ஒரு கல்லு இருந்துருக்கு. என்ன பண்ணிச்சு? கல்லை எடுத்துப் போட்டுச்சாம். கொஞ்சமா தண்ணி மேல எழும்பிருச்சாம். அ அப்புறம் என்ன பண்ணுச்சாம்? மறுபடிக்கும் எட்டி பாத்துட்டு எட்டவே இல்ல. திரும்ப என்ன பண்ணுச்சாம்? 2வது கல்லை தூக்கி போட்டுச்சாம்." அ அப்படியே ஆச்சரியமா பாப்பாங்க. "அந்தக் கல்லு எல்லாம் எங்க இருக்கு? காக்கா காக்கா எங்க போய் பொறக்குச்சு?" அப்படின்னு கேப்பானுங்க. "அந்தக் கல்ல எல்லாம் ஒரு இடத்துல போயி, எங்கயோ போய்த் தேடி கண்டுபிடிச்சு ஏன்னா, அதுக்குத் தண்ணி தாகமா இருக்குல்ல. எப்படியாவது தண்ணி குடிச்சே ஆகணுமே, அதுக்கு என்ன பண்ணும்? இன்னொரு கல்லு எடுத்துப் போட்டுச்சாம். அப்போ இது என்ன பண்ணுச்சாம்? தண்ணி வர, வர மேல வர்ற வரைக்கும் என்ன பண்ணுச்சாம்? கல்லு நிறைய அள்ளி அள்ளி போட்டுகிட்டே இருந்துச்சாம். போட்டு வந்தக்கப்புறம் தண்ணி எங்க வந்துருச்சாம்? நிறைய வந்துருச்சாம். வந்தா இப்ப தண்ணி என்ன பண்ணிருச்சு? அதைக் காக்கா வாய்க்கு எட்டிருச்சு. அப்புறம் நல்லா மனசார குடிச்சுட்டு, என்ன பண்ணிடுச்சாம்? திரும்பப் போய் அவன் வீட்டுல போயிட்டு உக்காந்துக்குச்சாம்." "ஆமா. என் வீட்டுல, என் வீட்டுல" அப்படின்னுவான். ஆமா. உன் வீட்டுக்குப் போயிருச்சு. இப்ப பாத்தீங்களா? அது முயற்சி எப்படி முயற்சி பண்ணுச்சு பாத்தீங்களா? நீ என்ன சொல்ற? ரைம்ஸ் வரல, வரல, வரலைன்னு சொன்ன. நீ திரும்பத் திரும்ப நீ வந்து பாடிப் பாடி பாத்தீன்னா, திரும்ப வந்துரும். நீ வரலைன்னு சொல்லவே கூடாது. நாளைக்கு நீ மிஸ்ட்ட என்ன பண்ணனும்? ரைம்ஸ் சொல்லிக் காமிக்கணும். இந்தக் காக்காவே பாத்தியா? தண்ணி தண்ணி எட்டலைன்னு சொல்லிட்டு, எவ்ளோ முயற்சி பண்ணி தண்ணி குடிச்சுட்டு போச்சு" அப்படிங்குற ஒரு முயற்சியான ஒரு விஷயத்தை அந்தக் குழந்தைகளுக்கு வந்து நம்ம புரிய வைக்குறோம், ஒரு கதை மூலியமா இல்லையா?
<laughs> <chuckles> <laughs> <chuckles> நிச்சியமா. ஏன்னா இந்த முயற்சி திருவினை ஆக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். இந்த டோராவின் <chuckles> பயணத்துல கூட அந்த முயற்சின்ற ஒரு விஷயம் வந்து குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களும் சரி. அந்தத் தத்துவமான கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அளவற்றதான் கெடக்குது. நமக்கு அந்தத் திருக்குறள் வாயிலாக வந்து பாத்தீங்கன்னா, அந்தக் கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நீங்கப் பார்த்திருக்கீங்களா? அது நீங்களும் அந்தக் குழந்தைகளுக்குலாம் சொல்லிக் குடுத்திருக்கீங்களா?
ஆமா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆமா அது இப்போதைக்கு அந்த வயசுக்கு வந்து திருக்குறள் வந்து கு உங்களுக்குச் சரியா வராதுல. அதனால இப்ப நீதி கை கதைகள், மாரல் அந்த மாரி. அ இப்போ 10வது, 11வது பாத்தீங்கன்னா, அந்தத் திருக்குறள படிச்சு பாத்துட்டு இதுக்கு என்ன மீனிங் ஒரு கத சொல்லலாம். இந்தக் குழந்தைகளுக்கு அது புரியுங்கிறதுனால, எல்லாமே நான் இந்த மாரி கதை அதாவது இதுங்களுக்கு என்ன என்ன நல்ல பழக்கவழக்கங்கள், ஒரு பண்பான ஒரு பழக்க வழக்கங்கள் இந்தக் க குழந்தைகளுக்குக் கதை மூலியமா என்ன சொல்ல முடியுமோ அந்த மாரி விஷயங்கள் இப்ப ஒற்றுமையை சொல்லிக் குடுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்தக் காக்கா வந்து முயற்சி இல்லாம அது முயற்சி இல்லைனா தண்ணி குடிச்சு இருக்கவே முடியாது. ஆ அது முயற்சி பண்ணி அந்தத் தாகத்த தீர்த்துகிட்ட ஒரு கதையச் சொல்றதுனால அவங்களுக்கு சில முயற்சிகள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இத சொல்லிட்டு, ஒரு ஒரு பையன் என்ன பண்ணான். இந்தக் கத சொல்லி முடிச்சு அடுத்த நிமிஷமே அ பாத்ரூம் போறதுக்கு என்ன பண்றான் அந்த அந்தக் கொக்கிய வந்து எடுக்கிறான். அ ஆக்சுவல பாத்தீங்கன்னா அந்த ஆயா தான் தெறந்து வைக்கணும். அந்த ஆயாமா தெறந்து குடுக்கணும். அப்ப நான் சொல்றேன் உனக்கு பாத்ரூம் வருதாமா அப்டின்னு. ஆமா ச சரி இரு நான் போயி ஆயாமா கூப்பிடுறேன் அப்டின்னா, அ அம்மா இங்க வாங்கம்மா அப்டின்னு சொல்லம்போது, இல்ல இல்ல நான் முயற்சி பண்றேன். அந்த ஒரு வார்த்த. நான் முயற்சி பண்ணேன். என்னால முடியும் அப்டின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரே சந்தோஷம். சரி நீ எப்டி முயற்சி பண்ணுவ? உனக்கு எட்டாதே அப்டின்னு. இப்ப பாருங்க நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் பாருங்க. இந்தக் கால மேல தூக்கி கிட்டு அத அப்டியே நெம்பி நெம்பி எடுக்கிறான். 3 தடவ அவன் கால் எட்டல. அந்தத் தாப்பாள் எட்டவே இல்ல. எனக்கு ஒரே ஆச்சரியம். இ இந்தக் குழந்தைங்க இந்த எந் அதாவது பெரியவங்க கூட டக்குன்னு அந்தக் கதைய படிச்சுட்டு அப்டியே மறந்துருவாங்க. சொல்லிக் குடுத்ததோட அதோட அவ்ளோ தான். அ இல்ல நான் முயற்சி பண்றேன். எனக்கு எட்டும். நான் பாருங்க, இங்க பாருங்க என் கால பாருங்க அப்டின்னு. நல்ல மேல எ அப்டியே உந்தி உந்தி எந்திரிக்கிறான். அ எந்திருச்சு 3 தடவ. அப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. அந்தக் கை அந்த நாக்கு, மூக்கு எல்லாம் வேல செய்தவனுக்கு அப்டியே. அப்ப நான் சொல்றேன், "இரு நான் வந்து நான் தெறந்து விடுறேன்." இல்ல, இல்ல வேண்டாம். யாரு என்ன சொல்ற? அழுகுறான். யாராவது வந்தீங்கன்னா, எனக்குக் கோவம் வரும். எனக்கு ஆயா வர வேண்டாம். நானே திறப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு. அடேயப்பா! அதுதாங்க அந்தக் கதையோட முதல் வெற்றி. நான் அப்பத் தான் நெனைச்சேன். சரி ஓகே. நல்ல விஷயமா நம்ம புள்ளைகளுக்கு புரிய வச்சு கடைசியில பாத்தீங்கன்னா அவன் தெறந்துட்டான். அதுக்கப்புறம் தெறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த புள்ளைங்க பாத்ரூம் போறதால அவங்களே சொல்லிக்கிறாங்க. அண்ணே வரேன் இரு திறந்து வைக்கிறேன். எல்லாம் 1 வயசு புள்ளைங்க தான். <laughs> அது எனக்கு ரொம்ப ரசிக்க அத ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் எனக்கு. அம், அத நான் வீடியோ கூட எடுத்து அவங்க அம்மாவுக்கு அனுப்பிவுட்டேன் நெனைக்கிறேன் நானு. பாருங்க உங்க குழந்தை முயற்சி எப்டிலாம் ஒரு முயற்சி எடுக்குது பாருங்க அப்டின்ட்டு.
ஆமாமா. ம். <chuckles> ஆ. <laughs> ஆ. <laughs> நிச்சயமா, நிச்சயமா அதக்
அது மாதிரி சில விஷயங்கள்லாம்.
ஆ. கண்டிப்பா, அதப் பார்த்தீங்கன்னா
இல்ல, சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம குழந்தைய நினைக்கிறோம். அந்தக் குழந்தைகளுக்குள்ள மனசுல வந்து இதெல்லாம் பதிக்க முடியுமான்னு ஒரு சந்தேகத்தோட தான் நம்ம சொல்றோம். ஏதோ சரி ஒரு காதுல போய் விழுகறதே விழுகட்டும். ஏதோ ஒன்னு ஏறட்டும்னு சொல்றோம். ஆனா அடுத்த நிமிஷமே அவன் அடிச்சான் பாருங்க, அ எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோசமா இருந்துச்சுங்க.
ஆமா, ஏன்னா உண்மையா நீங்க சொன்ன போலயே வந்து குழந்தைகளோட மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமு அந்த அச்சானி பதிக்கற போல வந்து பாத்தீங்கன்னா பதியும்னு சொ சொல்லுவாங்க. அவ்ளோ அழகா ஏன்னா நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உக்கார வச்சு திணிச்சி அ இது புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுமாரி நீங்க கதை வாயிலாகச் சொல்லிப் பாருங்களேன். அதுவும் அந்த இருக்கிற கேரக்டர்க்கெல்லாம் நம்மளோட உண்மையான ஒரு பெயர் வச்சு, நம்மளோட இதுவே பாத்தீங்கன்னா பெயரா வச்சே சொல்லும்பொழுது அவங்களுக்கு அவ்ளோ ஆர்வம். அப்புறம் என்னாச்சு, ஏதாச்சுன்னுட்டு பல கேள்வி. கேள்விகளும் பதில்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களோட சொன்னீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அந்தக் கதை முடிச்சதுக்கப்புறம் அந்த முயற்சி பண்ணு அப்டின்னும்போது, அவள் பண்ண ஒரு முயற்சி. அழுகை வந்தாலும் நான் பண்ணுவேன். எனக்கான ஒரு விஷயத்தை நான் பண்ணிப்பேன். எனக்கு வந்து எந்த ஒரு உதவியும் தேவை இப்ப பண்ற ஒரு முயற்சிதான் கடைசி வரைக்கும் அவள் எடுக்கிற ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் அவன் எ வகுக்கிற ஒரு வழியாகவே இருக்கும்ட்டு நான் சொல்லுவேன்.
கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஆமா அந்த குழந்தையோட இத நம்ம அப்பவே தெரிஞ்சுக்கிட்டோம் பாத்தீங்களா. இவன் நல்லா வந்துருவான். ஏன்னா முயற்சி விடாமுயற்சியா பண்ணிக்கிட்டுருக்கானே. அது பாத்ரூம் அர்ஜண்டா வேற இருக்கு. எங்க நான் வெளில போனாலும் போயிடுவானோன்னு ஒரு பயத்துல நான் சொல்றேன். இரு நான் திறந்தேன் "இல்லில்ல, நானே திறப்பேன். என்ன யாரும் வராதீங்க. அந்த ஆயா மணிய வரச் சொன்னீங்க நான் உங்ககிட்ட பேசமாட்டேன்னுட்டான்" சரி நீயே திற. நீயே திறந்து அவ்ளோ முயற்சிங்க உண்மையிலே.
ஆமா. ம். <chuckles> அதுதாங்க உண்மையான ஒரு அழகே. ஏன்னா குழந்தைகளின்டுத்தே இந்தப்போல வ கதை மூட் வழியாகதான் நிறைய விஷயங்கள நம்ம சொல்லித்தருவே முடியும்னுட்டு நான் சொல்லுவேன் கண்டிப்பா. உங்க கூடப் பேசுனதுல நீங்க கதையப் பத்தி அவ்ளோ விளக்கமும் வாழ்க்கைல நடந்த ஒரு நிகழ்வும் சரி, அழகா நீங்கப் பதிவிட்டீங்க. உங்க கூடப் பேசுறது ரொம்பவே சந்தோஷம். நானும் அந்தக் குழந்தையோட ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுகிட்டேன். உங்க கூடப் பேசுனா மிக்க, மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாங்க.
கண்டிப்பா. மிக்க நன்றிங்க.